கண்டிப்பா. ஆமா. ஆ.
காலையில சுறுசுறுப்பு கெடச்சதுக்கப்புறம் தான் ஏனா மத்த நாள் நான் நெறைய நான் நோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கனா காலையில எந்திருச்சதலிருந்து குளிக்கற வரைக்குமே எனக்கு வந்து குளிச்சத்துக்கப்புறம் தா ஒரு சுறுசுறுப்பு கெடைக்குங்க. காலையில ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம்னா, ஒரு 8 மணிக்கு குளிக்கிறோன்னு வையுங்களே, மத்த காலைக்கடனெல்லா முடிச்சுட்டு, அ அதெல்லாம் பண்ணிட்டு, நம்ம குளிக்கும்போது பாத்தீங்கனா, அது வரைக்குமே வந்து ஒரு தூக்க கலக்கமாவே ஒரு கண் வந்து அ "திரும்பி தூங்க போலாமா" அப்படீங்குற மாரி இருக்கும். ஆனா ஆமாங்க. இதுவே நான் வந்து காலையில இந்த பழக்கத்த மேற்கொள்ள ஆரம்பிச்சத்துக்கப்புறம், காலையில வந்து 6 மணிக்கு த இந்த குளிர்ந்த நீர் தான் குடிப்பேன் நானு. ஆ, குளிர்ந்த நீர் தான் அ வெந்நீர் குடிக்க மாட்டேன். குளிர்ந்த நீர் தான் நா குடிப்பேங்க. அப்படி குடிக்கும்போது பாத்தீங்கனா எனக்கு தண்ணீ குடிச்சோனயே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உடம்பில வந்து ஒரு மாற்றம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். ஒரு சுறுசுறுப்பு கெடைக்க ஆரம்பிச்சுரும். அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் நான் வந்து காலையில வந்து முக்கியமா வந்து நான் டீ, காஃபி குடிக்க மாட்டேங்க. அந்த அந்த சமயத்தில எல்லா பாத்தீங்கனா எனக்கு வந்து எனக்கு ஒரு பழக்கம் 1 இருக்கு. ஏனா வந்து நா அ டீ, காஃபி குடிச்சேனா வந்து எனக்கு வந்து ஒரு அந்த பழக்கம் என்ன காரணம்னா வீட்ல இருக்கிற எல்லோருமே டீ, காஃபி வந்து இந்த பைத்தியம்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10, 15 தடவ குடிப்பாங்க.
கஞ்சம் ஆ. ஆமா. சரி. அந்த எரிச்சலோடையே இருக்கும். ஆமா. ஆ. வெந்நீர் அல்ல. சரி. சரி. தெரிய ஆரம்பிக்கும். சிறப்பு. ம். ம். மா, ஆமா.
அத பாத்து பாத்து எனக்கு அது மேலே வந்து <chuckles> அத பாத்து பாத்து எனக்கு.
ஆமா. ஆமா நம்ம பாத்திருக்கோம். ஓ! அத பாத்து ஆமா.
எனக்கு வெறுப்பாயி வெறுப்பாயிருச்சு. அது மேல எனக்கு டீ, காஃபினாவே எனக்கு வந்து ஒரு வெறுப்பாகிருச்சுங்க. ஆனா இப் இப்ப இருக்கிற என்னுடைய காலகட்டத்தில வந்து அது வந்து வெளியில போனா வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால 1 டீ 2 டீ இந்த மாதிரி குடிக்கறேன் இப்ப. ஆனா அந்த காலகட்டங்கள்ள வந்து இந்த டீ, காஃபிலா வந்து நான் முழுமையா வந்து தவிர்த்துட்டேங்க.
சரி. சரி, சரி. ம் அதாவது, இல்ல அவங்க குடிக்கிறாங்கன்ற காரணத்தினாலேயே அத தவிர்த்தீங்களா? 15 டீ அவங்க குடிக்கிறாங்க. அதனாலேயே டீய நீங்க தவிர்த்தீங்களா? அதுக்கு பின்னாடி இப்படி இருக்கிறனால பிரச்சனைகலெல்லாம் வரும் அப்படினு ஏதாவது யோசிச்சு, ஏதாவது ஒரு அறிவுரையின் பிரகாரமா அத அத நீங்க தவிர்த்தீங்களா? அந்த காலையில டீ குடிக்கிற பழக்கத்தை?
ஆ, அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. எனக்கு வந்து இளநரைன்னு சொல்லக்கூடிய இளநரைன்னு சொல்லக்கூடிய இளநரை பிரச்சன இருந்துச்சுங்க. அதனால என்ன யா வந்து என்னோட வந்து ஒரு ஒரு என்னோட நண்பனோட வந்து பாட்டி சொன்னாங்க, "இது மாதிரி டீ, காஃபில பித்தம். பித்தத்தினால தான் இந்த மாரி இளநரைலாம் வருதுங்கிற" மாரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அப்
அதுதான் கேட்கிறேன். ஆ. ஏத் ஏதோ ஒரு சரி, சரி, சரி. பாட்டி சொல்லியிருந்தனால நிச்சயமா சரியாத்தா இருக்கும். உண்மையிலே.
ஆமாங்க. அப்படி வந்து ஏனா டீ, காஃபி வந்து பித்தம் நெறைய இருக்கும். அப்படீங்குற மாரி நெறைய குடிக்கும்போது பித்தம் வரும் அப்படீங்குற மாரி சொன்னதுனால நான் வந்து சுத்தமா அதுக்கு மேலே வெறுப்பு உண்டாகிருச்சுங்க. ஏனா இந்த மாரி சொன்னோம்னா நம்ம முடி நம்ம முடி தா முக்கியம். டீ, காஃபி முக்கியமில்ல அப்படீங்குற மாரி நான் வந்து இதுக்கு மேலும் அத பரவ விட்ற கூடாது அப்டீங்கிறனால வந்து அத
ஆமா. ஆ. சரி. ஆமா.ஆ. அழுகி எழுந்து விடுவேன்ற பயம் வந்துருச்சு.

ஆ அது ரொம்ப, தொன்று தொட்டு கிராமங்களிலேயே, வழங்கப்படக்கூடியதான ஒரு அருமையான ஒரு ஒரு ஒரு ப பழக்கம். அருமருந்து தான். ஆமா உண்மையில. உணவுனு சொல்ல முடியாது. அதுவும் அதிகாலையிலே, அந்த வெறும் வயிற்றில, அதில பல விஷயங்கள் இருக்கு. இப்ப நீங்க பேசுறீங்க. அதனால பேசுங்க, அ என்னென்ன விஷயங்கள் இருக்குனு. அ. <inhales> ம்.
அருமருந்துனே சொல்லலாம். உ உணவுனு சொல்லக்கூடாது. மருந்து தான், அது. <chuckles> <sneezes> ஆமாங்க. இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கனா, எனக்கு எவ்வளவு வெயில்ல போனாலும், அ ஒரு தாகம் வந்து தாகம், எல்லாத்துக்குமே தாகம் எடுக்கறது நார்மல்ங்க. ஆனா, இந்த மாரி காலையிலேயே நம்ம நம்ம வந்து ஒரு 2 சொம்பு, போதவ அந்த நீர் ஆகாரம் குடுச்சுட்டோம்னா, நம்ம உடம்பில இருக்குற நீர் சத்து வந்து, அவ்வளவு சீக்கிரம் வெயில்ல போகும்போது, ரொம்ப கொறஞ்சுடாதுங்க. ஏனா, ஒரு அது கண்ட்ரோல் பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும், அது.
ம். ம்ஹ்ம். வைத்துக் கொள்ளப்படுத்தல். அம். தக்க வைத்துக் கொள்ளப்படும். அந்த ஈரப்பதம். ம், ம், ம். சரி.
ஆமாங்க. ஆமாங் ஆமாங்க. சில நாள்லாம் நான் குடிக்காம போனதெல்லாம், நம்ம குடிக்காம போயி, இந்த வெயில் காலத்தில வந்து கிரிக்கெட் விளையாடலாம் போய் பாத்தீங்கனா, என் நாக்கெல்லாம் வறண்டு போய்ரும்ங்க. அ, மூஞ்செல்லாம் ஒரு மாரி, எனக்கு எனக் என்னையறியாமயே ஒரு சோர்ந்து போயிருவேங்க. ஏனா, வெயிலோட தாக்கம் வந்து, முக்கியமா பாத்தீங்கனா, இந்த சூடு பிடிக்கிறதுனு சொல்வாங்க, தெரியுங்களா?
போய்டும், அ. மேசியா. கண்டிப்பா. அ. ஆமா, ஆமா. அது சின்ன பிள்ளையில அனுபவிச்சு இருக்கோம். அத விட, ஒரு பெரிய கொடுமை எதுவுமே இருக்காது. உண்மையிலேதான். சொல்லம் சொல்ல சொல்லம்போது அந்த வேதனை இப்பவுமே தெரியுதே. சொல்லுங்க. அ. அ.
சிறுநீர் சி ஆமாங்க. ஆமங்க. இந்த சிறுநீர் போறப்ப பாத்தீங்கன்னா, சூடு பிடுச்சுச்சுனா ஆமாங்க. ஐயோ! அதெல்லாம் வந்து இன்னும் ஏகப்பட்ட தடவ அனுபவிச்சுருக்கேன். அந்த மாரி தருணத்தில, என்ன பண்ணுவேங்கன்னா, நான் வந்து, ஆ இந்த வெந்நீர் இந்த சாதாரண தண்ணீல வந்து, வெ வெ வெ வெந்தயம் இருக்கு பாருங்க. வெந்தயத்த முந்தின நாளே ஊற வச்சு, அது நல்லா ஊறி, நல்லா பெருசா வந்துருங்க, பெருசா வந்துரும். அந்த மாரி வந்த அந்த மாரி தண்ணிய, நாங்க எடுத்துட்டு போயிருவோங்க, வே அந்த கோடை காலத்தில. ஏனா, இதெல்லாம் பண்ணதுனால தான், எனக்கு வந்து என்னனா, எனக்கு என்னயப் பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து, இந்த உஷ்ணமான உடம்புனு சொல்வாங்க பாத்தீங்களா? அந்த மாரி எனக்குங்க. இதெல்லாம் வந்து, பண்ணதுனாலதான் என்னோட வந்து, ஆரோக்கியம் வந்து, அதுவும் இதெல்லாம் வ இந்த சூடு பிடுச்ச, இந்த காரணங்கள்லாம் வந்து, வயிற்று போக்கெல்லாம் வருங்க. இந்த கோடை காலத்தில பாத்தீங்கன்னா, இந்த நம்ம வந்து அசைவலாம் சாப்ட்டோம்னா வந்து, இந்த காரம் சேராம, வயிற்று போக்கெல்லாம் எனக்கு வந்து வருங்க. இந்த முக்கியமா இந்த சிக்கன்லாம் வந்து, சூடுன்னு சொல்லுவாங்க.
ஆ. அஹ்ம். ஆமா, ஆமா. கிளர்ச்சினால. சரி, சரி. ஆமா. குழந்தை காலத்தில எடுத்துட்டு போயி. ஆமா சரி. ம்ஹ்ம்.

அ அதுதான், அது உண்மை தானே, எந்த அளவுக்கு உண்மை. அப்ப ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்படும் பொழுது, அந்த நாளை ஆரோக்கியமாக, நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, எப்படி ஆரோக்கியமாக நீங்க தொடங்க நினைக்கிறீங்க. அதை எப்படி எ கையாள்றீங்க?
கண்டிப்பாங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கனா நம்ம வந்து, ஆரோக்கியம் தான் நம்ம சொத்து, பணம், வீடு வாசல் எது இருந்தாலும், நமக்கு உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும் தான், நம்மளால வந்து நலமா இருக்க முடியும்.
கண்டிப்பா.
எல்லாத்துக்குமே இது பொருந்தும், அப்படி இருக்கும்போது, விண்ணப்ப அதாவது என்னோட ஆமாங்க, இப்போ வந்து, என்னையப் பொறுத்தவரைக்கும் நான் வந்து அ ஒரு அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட எ வயசு வரைக்கும் சில விஷ்ஷி வித்யா வித்தியாசங்கள் வருங்க. அதாவது சின்ன வயசில பார்த்தீங்கனா, நமக்கு வந்து ஓடுற பாம்பை கால்ல மிதிக்கிற வயசுனு சொல்வாங்க.
அதே தான், அந்த நாளுக்கும் அது பொருந்தும், ஆமா. <chuckles> அஹ்ஹ. ம் ஆமா, ஆமா. உண்மைதான்.
அப்படி இருக்கும்போது அந்த வயசில பயங்கர சுறுசுறுப்பா இருப்போம் நம்ம. அதாவது தனிமை தனியா வந்து, நம்ம வந்து ஏதுவும் ஒரு உடற்பயிற்சி செய்யனும்கிறதெல்லாம் அவசியம் இருக்காது. ஏனா நம்ம அந்த ஸ்மா சிறுவர்கள் கூட பள்ளியிலேயோ, இல்லை மாலை நேரங்கள்லயோ எங்கேயாவது நம்ம விளையாடல்லாம் போவோம்.
அதுவே ஒரு உடற்பயிற்சி தான். நம்முடைய வாழ்வியல் முறையே உடற்பயிற்சியா தான் இருக்கும் அந்த நாட்கள்ல. ஆமா. ஆ
ஆமாங்க, ஆமாங்க, அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா இருப்போம். பார்த்தீங்கனா டக்னு நம்ம வந்து வீட்டில வந்து, ஆ ஒரு 9, 10 மணிக்கு எல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாம தூங்கிருவோம், நம்மலே அசந்து தூங்கிருவோம், ஆனா
ஏனா, உன் அலுப்பு உன்னை தூக்கி படுக்க போட்டுரும், அடிச்சு. <laughs> ஆமா ஆ.
ஆமாங்க <laughs> ஆமாங்க ஆமாங்க, எந்தவித மன அழுத்தம், எதுவுமே இருக்காது. அதாவது மனித மனித வாழ்க்கையில, அந்த வந்து அந்த குழந்தை பருவம் வந்து வந்து பொற்காலம்னு சொல்லலாங்க, எல்லாத்துக்குமே அது வந்து இன்றியமையாத ஒரு, வரப்பிரசாதம் அது.
ஆமா இருக்காது அது, சுதந்திரமான வாழ்க்கை, அதுதான். அதுதான். ஐயயோ! ஐயோ, ஆமா. கண்டிப்பாக அதை அனுபவித்தே தீர வேண்டும் பிள்ளைகள், நிச்சயமா.
கண்டிப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அதாவது அ ஒரு இரு ஒரு 25 வயதை தாண்டுறாங்கனா வைச்சுக்கோங்களேன், ஆ பார்த்தீங்கனா காலையில வந்து இப்போ வந்து 25 வயதுக்கு, தாண்டுறவங்கல்லாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா ஒரு வேலை நிம்மா வேலை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இ இளைஞர்கள் 25 வயதிலாம் பார்த்தீங்கனா, வேலை பார்க்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணனும்னா, ஆ என்னோட என்னையப் பத்தி நான் சொல்றேன், அந்த வயசில நால்லாம் என்ன பண்ணேன் அப்படின்கிறதுனா, காலையில வந்து பார்த்தீங்கனா நான் ஒரு 6 மணிக்கு எழ்ற எழுற பழக்கம் இருக்குங்க.
ம். ம்ஹம். ம். ஆமா. ம்ஹம். சரி.